பஸ்ஸு, ட்ரெயின் அ இந்த மாரிதாங்க அ.
ம் பஸ்லலாம் வந்தா, ரொம்ப இதாயிருக்குமேங்க ட்ரெயின்ல வேணா வரலாம். ஆ! செரி.
ஆமா. <laughs> அது பல நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து, அ ரயில்ல வந்து டிக்கெட் வந்து புக் ஆகாதுங்க இல்லங்களா? அப்டிங்கும்போது நம்ம அந்த பேருந்து பயணத்த தான் மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும், ஆ கொஞ்சம் கடினமானதா தான் இருக்கும். அதுலயும் இந்த நம்மளுக்கு படுக்கையோட வர பேருந்துகள்லாம் இருக்கு இல்லிங்களா? அததான் நாங்க அ நெறய அ முன்னுரிமை கு டுத்து எடுத்துப்போம். அந்த மாரி போகும்போது நம்மளுக்கு அவ்வளோவா ஒரு அலுப்பு தெரியாது. அ <chuckles> அந்த மாரி தான் பயணம் வந்து பண்ணி வந்தேன். எனக்கு அந்த பேருந்து கூட நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நம்ம போற பஸ்ஸெல்லாம், சும்மா 1 மணி நேரம் ட்ராவலும்போது. சும் உக்காந்தோமா, எ இறந்தோமன்ற மாரி அந்த சீட்டு மட்டும் தான் இருக்கும். இந்த மாரி படுக்கையோட இருக்குற பேருந்தெல்லாம் பாத்ததுமே, எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு, அ என்ன எ? <laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நான் அந்த
ம். ம். ஆமாமா. சரி. ஆமாமா கண்டிப்பா, ம். சரி, சரி. ம். ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா, இது என்னடா புதுசா இருக்கு? படுத்துட்டே வராய்ங்க அப்டின்ட்டு, சரி சரி. அது எப்டி உங்களுக்கு வந்து, என்ஜாய் பண்ணீங்களா? அட நல்லா இருக்கே அப்டின்ட்டு.
ஆ கண்டிப்பா. அ முதல் அ முதல் பார்வயில அந்த பஸ்ஸ பாக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயமும் இருந்தது. நம்ம படுத்துக்கிட்டே போறோம், அ அது எப்டின்னு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குமா? இல்ல நம்ம உருண்டு கீழ வுழுந்துருவோமா? ஏன்னா அதுல ஏறி நம்ம முன்ன பின்ன கூட பாக்க பாத்தது இல்ல இல்லிங்களா? அ, அதுல பெட்டு மாரி இருக்குமா? சும்மா ஏதாவது எத இந்த <tsk> அப்டியே ஸ்பீட்லயே ஏதாவது ஒன்ணு போட்ருப்பானா? அப்டின்ற ஒரு பல கற்பனைகள் எனக்குள்ள <chuckles> இருந்துச்சுன்னே சொல்லலாம். அ அதுலருந்து உள்ள போய் பாக்கும்போது தான், நம்ம வீட்டுல இருக்க பெட் மாரியே வச்சு நல்ல ஸ்க்ரீன்லாம் போட்டு, ரொம்ப பாதுகாப்பானதா இருந்தது. <chuckles> அந்த பயணம் வந்து அ அந்த 12 மணி நேரம், 10 மணி நேரம்ன்னும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். அதுல நம்மளுக்கு படுத்தாலும் தூக்கமும் வராதுங்க, அ சரி எப்டியோ போறோம், இன்னும் என்னென்ன ஊரெல்லாம் நம்ம கடந்து போறோம், அப்டின்னு ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே வந்தோம். இந்த நகரம்னு சொல்லிட்டு நான் இப் இப்ப இருக்க நகரத்துக்கு வர வந்ததுமே எனக்கு வந்த 1ல் பயம் என்ன அப்டின்னா, இங்க இருக்க மக்களோட வாழ்க்கை முறை அததான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். அ, நாங்க காலையில ஒரு 5, 6 மணி போல இங்க எறங்கியிருப்போம். எங்க ஊர்கள்ல 5, 6 மணின்னா, எல்லா அப்போதான் மெல்ல அப்டியே அவங்கவங்க வேலைய ஆரம்பிக்கவே அ தொடங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க பாத்தா 5 மணிக்கு 6 மணிக்கே எல்லாம் நல்லா, டிப் டாப்பா ட்ரெஸ்ஸ போட்டு பேக்க போட்டு, கடகடகடன்னு பஸ்ஸுலருந்து இறங்குறதும் சரி, ஆட்டோ பிடிக்கிறதும் சரி. எல்லா ஒரு அதிவேகத்துல ஓடுறாங்க. எங்க தான் இவ்ளோ அவசரத்துல ஓட்றாங்க இப்போவே வேல வந்துருச்சா? இந்த இந்த டைம்ல இங்க வேல இருக்குமா? அப்டிங்குற மாரி ஒரு அ பயம் கலந்த பார்வையோட தான் அத நான் பாத்தேன், ம்.
ம். ம். ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா, ம். ம். ஆமா. சரி. ஆமா, ஆமா, ஆமா. ஆ, சரி. கண்டிப்பா. ஆமா. சரி. ம். சரி. சரி. சரி. ம். சரி. ஆ சரி. சரி. ம். சரி. நானும் தெரியாம தான் கேக்குறேன் அத்தன மணிக்கு எங்க போவாங்க?